ஆனா, நீங்க சொல்றத கேட்கும்போதே ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கணும்னு தோணுது. ஆனா தண்ணினாலே வந்து எனக்கு பயங்கர பயங்க. <laughs>
கண்டிப்பா. நீங்க பயத்த வந்து, தவி தவிர்க்கணுன்னா, வேற வழி இல்ல, அதுல குதிச்சா தான் அந்த அந்த பயத்த போக்க முடியும். இல்லைனா, நீச்சல் கத்துக்கணும் இங்க இங்கே போய் சென்னைல இங்கயே ஏதாவது ஊருல இருக்கீங்களோ, அங்க பாத்து கத்துக்கலாம். ஏன்னா, நீச்சல் கத்துக்கணுங்கறது ரொம்ப முக்கியம். அது போக பாத்தீங்கன்னா, நான் ஒரு இப்ப நான் அதேமாரி எனக்கு கடலுக்கு போகணுன்னு, ஆப ஆசைப்பட்டாலும், சில நேரம் வானிலை நிலைமை எப்டி இருக்கு? அதுப்போக அலைகளோட வேகம் எந்த மாரி இருக்குங்கிறதையும் நான் பாப்பேன். ஏன்னா, ஆ, இயற்கையோட வேகத்துக்கு ம்.
கண்டிப்பா. ஆமா. ம். ஆ. கண்டிப்பா. இப்போ இந்த அமாவாசை நாட்கள்ல வந்து, கடற்கரைல வந்து அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்டின்னுலாம் சொல்வாங்கல்ல. அது உண்மையா?
ஆமாமா, ஆமா. கண்டிப்பா. நானே அத பலமுற அனு நேராவே அனுபவிச்சிருக்கேன் அந்த விஷயத்த. அ அந்த மாரி நான் ஒரு தடவ குளிக்க போ அங்க அதே கடலுக்கு நானும் என்னோட நண்பர் ஒருத்தரும். அவரரு என்னோட ஒரு எப்டியும் ஒரு 5, 10 வயது மூத்தவரா இருப்பாரு. அவரும் குளிக்க போயிருந்தோம். அப்ப என்னடான்னா நாங்க கடல்ல குளிச்சிட்டுருக்கோம், குளிச்சுட்டு நாங்க எந்த எடத்துல நின்னமோ, அங்க இருந்து நான் ஒரு 10 மீட்டர் நீந்தி பின்னால பேயிருப்பேன். திடீர்னு பார்த்தா
சரி. ஆ. சரி. ஆ. சரி.
ஆ, அந்த எடம் நிக்கிற எடம் பாத்தீங்கன்னா அப்டியே ஆழமா போயிருச்சு. காரணம் என்னன்னா, க தொடர்ந்து அல வந்ததுனால, அந்த மண்ண அரிச்சுக்கிட்டே போவுது.
புரியுது, புரியுது. அப்போ வந்து உங்களுக்கு ஆழமாவறது
அதாவது, நீங்க, ஆ 6 அடி ஆழம் வந்து திடீர்ன்னு 10 அடி ஆயிரும்ங்கிற பட்சத்துல உங்களால நிக்க முடியாது, அந்த எடத்துல.
ஓ!
அதுபோக, என்னன்னா அலையோட வேகமும் அதிகமா இருக்கிறதுனால, அ என்னால நீந்த முடியல. எனக்கு மொகத்துல வந்து கடல் அலை கடல்ல குளிக்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வந்து, மொகத்துல அடிச்சது நீங்க கீழே உள்ள முங்கினீங்கன்னா, உங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். தண்ணிய குடிச்சிட்டிங்கன்னா அத விட ரொம்ப கஷ்டமாயிரும்.
ஆமா. ஏன்னா, அது வந்து உப்பு தண்ணி. இல்லையா?
ஆமா, அதுபோக அல வேகமா அடிக்கும்போது என்னன்னா, நீங்க என்னா நீச்சல் அடிச்சாலும், உங்கள பின்னால இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். அதோட திசைக்கு உங்கள இழுத்துட்டு போகும். இப்டி இருக்கிற பட்சத்துல என்னன்னா, எனக்கு திக்குன்னு ஆயிருச்சு. என்னால நீந்த முடியல, நானும் ஆ, படுத்து நீந்துவாங்க. சில பேரு வந்திங்கன்னா அப்டியே மேற்காப்புல படுத்து அப்டியே கைய மெதுவா அசச்சி, ஒரு டயர்டா இருக்கும்போது அந்த மாரி நீந்தி வெளியேற பாப்பாங்க. அப்டியும் பாத்தேன், ஒண்ணு வழி ஏற் பிறவு எனக்கு முங்குகிற மாரி ஆயிருச்சு.
கண்டிப்பா. ஆமா. அப்பறம் எப்டி வந்து தப்பிச்சிங்க, அந்த எடத்தில இருந்து.
நான் அங்க இருந்து கைய காட்றேன் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்ட்டு. அந்நேரம் பாத்தீங்கன்னா, ஆமா, தூரத்துல வந்து இந்த ஜெட் ஸ்கி பண்றவங்க இருப்பாங்க. அதாவது இந்த சாரி சர்ஃபிங்னு சொல்லுவாங்க, தண்ணிகளுக்கு மேலே ஒரு சின்ன துடுப்பு மாரி ஒரு போர் போர்டு மாரி வச்சிருப்பாங்க.
யாருனா வந்தாங்களா? சரி. சரி.